இப்போ பாத்தீங்கன்னா, நம்ம நெறைய வந்து இந்த பிளாஸ்டிக்க நெறைய நம்ம பயன்படுத்துறோம், பிளாஸ்டிக் இல்லாத 1 கடைகளே கிடையாது. பிளாஸ்டிக் இல்லாத ஒரு ஜாமானே இல்ல. அது எந்த ஒரு 1 பொருள் வாங்குனாலும், அதில வந்து பிளாஸ்டிக்குல வந்து ராப் பண்ணித்தான் குடுக்குறாங்க. அந்த மாரி ஒரு பிளாஸ்டிக் பயன்பாட்ட வந்து எப்டி நம்ம தினசரி குறைக்கலாம்? அதேமாரி பிளாஸ்டிக்கால வரக்கூடிய அ தீமைகள்லாம் என்னென்ன அப்படின்றது என்கிட்ட க நீங்க பகிர்ந்துக்குறீங்களா?
நிச்சயமா சொல்றேன். இப்ப இந்த நெகிழி அப்படிங்கிறதுல வந்து 2 வகையான நெகிழிகள் இருக்கு, சரிங்களா? இதில வந்து மறுசுழற்சி பய பண்ணக்கூடிய நெகிழி அப்டின்னு ஒண்ணு இருக்கு. மறுசுழற்சி பண்ண முடியாத நெகிழி அப்டின்னு 2 வகை இருக்கு. இதுல இத வந்து எந்த நெகிழிகள்லாம் மறுசுழற்சி பண்ண முடியுன்னா, இப்ப நம்ம வீட்ல வந்து நாம உக்கார்றதுக்கு உபயோகப்படுத்துற நாற்காலி இல்ல வந்து கட்டில்கள்ல உபயோகப்படுத்துற வந்து அதுல வர நெகிழி, அப்படி இல்லன்னா மடிக்கணினி, அலைபேசில உபயோகப்படுத்துற நெகிழி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அத வந்து நம்ம மறுசுழற்சி பண்ணிக்க முடியும். அதில இருக்க இந்த விஷயங்கள. ஏன் அப்டின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதோட அந்த திக்னெஸ் இருக்கு, பாத்தீங்களா? அதோட தன்மை அப்டிங்கிறது, அது வந்து அதிகமா இருக்கும். அதிகமா இருக்கறதனால அத மறுசுழற்சி பண்ணிக்க முடியும். எந்த மாதிரி நெகிழிய பண்ண முடியாது அப்டின்னு கேட்டீங்கன்னா, கடைகள்ல நாம இந்த பாலித்தீன் பைகள் வாங்குவோம், பாத்துருக்கீங்களா?
ஓஹோ! ஓஹோ! ஆமாங்க. ம், ம். ம், ஆமாங்க.
பொருட்கள் வாங்குறதுக்கு அதத்தான் வந்து நம்மால வந்து மறுசுழற்சி பண்ண முடியாது. அந்த
ம், ம். ஓஹோ! இப்போ இந்த மறுசுழற்சி பண்ண முடியாத பிளாஸ்டிக்கோட பயன்பாடு வந்து எப்பிடி நம்ம குறைக்கலான்னு நினைக்கிறீங்க நீங்க?
இதுக்கு மனிதர்கள்கிட்ட இருந்து தான் இந்த மாற்றம் ஒவ்வொரு இன்டிவிஷூவல் மனிதர்கள்கிட்ட இருந்து, இந்த மாற்றத்த வந்து நாம் எடுத்துட்டு வரணும். எப்பிடி எடுத்துட்டு வரலான்னா, இப்ப நான் வந்து தினசரி வெளிய போவேன். சரிங்களா. அப்ப வெளிய போறப்பயே வந்து எங்க அம்மா வந்து நிச்சயமா ஏதாவது ஒன்னு வாங்கிட்டு வர சொல்வாங்க. இல்லைங்களா? அது ஒரு காய்கறியா இருக்கும். இல்ல ஏதாவது வந்து சாமான் தீர்ந்து போயிருக்கும். இல்ல மருந்து வேணுனு சொல்வாங்க. இல்ல எனக்கே ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்ங்கிற ஒரு தேவை வந்து ஏற்படும். இல்லேங்களா? இப்ப நான் வண்டி எடுத்துட்டுப்போறேன்னா அதில ஒரு 2 துணிப் பைய மடிச்சு எடுத்துட்டு போறதில்ல என்ன சிரமம் ஆயிரும்? இல்ல வண்டியில எப்பவுமே ஒரு 2 பைய வச்சுட்டா, வேல முடிஞ்சுப் போச்சு. இப்ப நம்ம எங்கேயாவது நிக்கிறோம் அப்பிடிங்கிறப்போ வந்து, அவுங்கக்கிட்ட போயிட்டு, நெகிழிப்பைகள் கொடுங்கன்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லைல்லங்க, இந்த இடத்தில. அப்ப நாம வந்து அந்த மாற்றம் எங்க இருந்து வரணும்? நம்மளோட சோம்பேறித்தனம். நாம் பை எடுத்துட்டுப் போணுமா? இத ஞாபகம் வச்சு எடுத்துட்டு போணுமான்ட்டு, அங்க போயிட்டு நெகிழி பை குடுங்க இத குடுங்க, அத குடுத்தா தான் வாங்குவேன். அப்பிடின்னு நிற்கிறப்ப, அவுங்களுக்கு அபராதமே விதிச்சாக்கூட, தொழில் நடக்கிறப்ப அத கொடுத்தா தான் அவுங்கக்கிட்ட வாடிக்கையாளர் வருவாங்கிறக்காக, அவுங்களும் குடுக்கிறாங்க. சுற்றுச்சூழலப்பத்தி கவலைப்படாம அப்ப நாம தான் அந்த மாற்றத்த ஆரம்பிக்கணும் நெனைக்கிறேன்.
கண்டிப்பா. ம். ம். ம். கண்டிப்பாங்க. ம். ம். சரிங்க. ம். ம், ம். ஆமா. கண்டிப்பாங்க. ம்ஹ்ம். ம். அ இப்போ இந்த துணிப்பை எடுத்துட்டு போறது வந்து, ஒரு நல்ல ஒரு ஐடியா தான். ஒரு யோசனை நல்ல ஒரு யோசனை. பெரும்பாலும் நெறைய பேர் அத வந்து மறந்தர்றாங்க. ஒரு வேளை மறந்துருறாங்க உண்மையாலுமே, மறந்துருறாங்க. பிளாஸ்டிக்கும் வாங்கக்கூடாது அப்டீன்னா, அ அவங்களுக்கு நீங்க தரக்கூடிய யோ ஆலோசனை என்னங்க?
இல்ல மறக்கக்கூடாதென்குறது நான் முக்கியமா சொல்வேன். ஒரு வேளை அத மீறி மறக்குறாங்க அப்டீன்னா, என்ன பிரச்சனைனா இப்போ இதற்கான மாற்று என்ன இருக்குதுனு அப்டீன்னு, சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, பேப்பர் பைகள் இருக்கு. சரிங்களா.
ம். ம். ம், ஆமாங்க, அ.
பேப்பர் பைகள் இருக்கு. இப்போ ஒரு பெரிய வந்து சூப்பர் மார்க்கெட் ஒண்ணு எடுத்துக்கொள்ளுங்களேன், சரிங்களா. அங்க நம்ப போயிட்டு ரூ.2000 ரூ.3000 க்கு அது வந்து வாங்குவோம். பெரிய குடும்பமா இருக்குறப ரூ.5000 ரூ.6000 த்திற்கு கூட வாங்குவாங்க. ஆனா, சூப்பர் மார்க்கெட்‌ல பை தரமாட்டாங்க பாத்து இருக்குறீர்களா?
ம். கண்டிப்பா. ம். குடுக்க மாட்டாங்க, நம்ப தான் பை எடுத்துட்டு போகணும். ம்
ஆ பாத்தீங்களா, அப்ப நம்ப பை போறது இப்ப கட்டப்பை தான் எடுத்துகிட்டு போய் நம்ப பெரும்பாலும் வாங்கிட்டு வருவோம். அன்லெஸ் நம்ப வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரர் ஃபேமிலினா, ஏதாவது கொஞ்சம் மாடர்னா எடுத்துட்டு போவோம். அப்படி இல்லனா, அப்படினா நம்ப ஊரில் கட்டைப்பையை சண்டை போட்டு நம்ப அம்மாக்களோ மனைவிமார்களோ வாங்கி திணிச்சி வச்சிருப்பாங்க. அத தான் பேக் பேக்கா எடுத்துட்டு வருவோம், இல்லங்களா. நான் என்ன சொல்லுறேன். அப்ப நீங்க வந்து நீங்க குடுங்க பேப்பர் பேக்குகளோ, இல்ல வந்து துணிப்பை வைச்சிருப்பாங்க. அந்த மாதிரி பெரிய வந்து சூப்பர் மார்க்கெட்‌ல அந்த துணிப்பை எவ்வளவு அப்டீன்னு சொல்லி கேட்டீர்கள் அப்டீன்னா, அதற்கு அவங்க சொல்லுற விலை ரொம்ப அதிர்ச்சி தரமானது. ரொம்ப மெல்லிசா தான் இருக்கும். ரூ.35 ரூ.25 அப்படின்பாங்க. நம்ப ஒரு நடுத்தர வர்க்கத்த சார்ந்த மக்கள் வந்து "இருபத்தி அஞ்சி ரூபா க்கு ஒரு சோப் வாங்கலாமா இல்ல, சோம்பு வாங்கலாமா இல்ல வந்து நம்ப வந்து ஏதாவது உப்பு வாங்கலாமா, நாட்டு சர்க்கரை வாங்கலாமா" அப்டீங்குற நம்ப தேவைகள் தான் நமக்கு ஓடிக்கிட்டு இருக்குமே தவிர, இருபத்தி அஞ்சி ரூபாய் க்கு நம்ப பை வாங்கனு அப்படீங்குற அந்த அதுலேயும் அவங்க வியாபாரத்த பாத்தீர்களா அதுதான் ரொம்ப வருத்தமா இருக்குது. அதுனால என்னைய கேட்டீங்கன்னா, நம்ப தான் எடுத்துட்டு போகணும். அத மீறி வெளியே போனா மக்கள் சுகாதாரத்த எல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. பிளாஸ்டிக் பைய தான் பிடிச்சி வரும் பெரும்பாலும்
ஆமாங்க. <laughs> ம். ஆமாங்க. ம். ம். ம். கண்டிப்பாங்க. ம். ம் ஆமாங்க. அதுவும் ஒரு சில ஊர்லலாம் நான் பாத்துருக்கேங்க, கருப்பு பிளாஸ்டிக் தான் அதிகமா பயன்படுத்துறாங்க. அங்க வந்து கலர் பிளாஸ்டிக்கே இல்ல. எல்லா இடத்துலயுமே கருப்பு பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த பிளாஸ்டிக்கோட குறைபாடல்ல சில ஊர்கள்ல வந்து நெறைய மாற்றங்கள், அதாவது அவங்களுடைய அந்த என்விரான்மென்ட் சொல்லக்கூடிய அந்த நேச்சர்லாம் வந்து நெறைய பாதுகாக்கப்படுது. அதுல வந்து நம்ப பாக்க போனா நம்ப மலை மலை பிரதேசங்களான இந்த ஊட்டி, வால்பாறைலாம் பாத்தீங்கன்னா, அங்க நம்ப பெரும்பாலும் வந்து பிளாஸ்டிக் வந்து தடையே பண்ணியிருக்காங்க. அங்க யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னே சொல்லியிருக்காங்க. அத நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து நம்ப ஊருக்குலாம் கொண்டு வந்தா, அதெல்லாம் வடி அதாவது கரெக்டா கொண்டு போக முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா?
மலைவாழ் ஸ்தலங்கள்ல தடை பண்ணுதுக்கு முக்கிய காரணம் என்னனா, அது வந்து விலங்குகள் சாப்படுற மாரி சூழ்நிலை வருது. அத வந்து இவங்க போட்டுட்டு போய்றாங்க. அதுக்குப்புறம் விலங்குகள் அது என்னனு பார்க்காம அதுல உணவு பொருளோட போடுறாங்க. அதை எடுத்து சாப்ட்டுட்டு இந்த நம்ம ஊருல மாடுகள் வந்து செத்து கெடக்கும் பார்த்திருக்கிறீர்களா? பசு மாடுகள்.
ம், ம். ஆமா. ம். பிளாஸ்டிக் போய் அடைச்சுக்கிட்டு ஆமாங்க.
ஆமா. அதே மாரி பிரச்சனை அங்கு இருக்கு. 2வது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, மண்வளம் வந்து மைக்ரோ பிளாஸ்டிக்கால பாதிக்கப்படுது. அப்டிங்கறனால அதை ஏன் மலைவாழ் ஸ்தளத்துல அவங்களால நடைமுறைப்படுத்த முடிந்துன்னா, அங்க வந்து கூட்டம் கம்மி. சரிங்களா, அங்க வாழ்ற மக்கள் வந்து ரொம்ப குறைவான தொகையில தான் இருப்பாங்க. ஒரு நகர்ப்புறத்துல 1 சதுர ஸ்கேயர் மீட்டர்‌க்கு நீங்க எடுத்தீங்கன்னா, 2000 பேரு இருக்காங்க அப்டின்னா அங்க வெறும் வந்து ஒரு 500 பேரு தான் இருப்பாங்க. அந்த இடத்துல. அதனால அங்க இருக்கறவங்கள கட்டுப்படுத்றது ஈசி, அங்க இருக்கும் கடைகளும் ரொம்ப குறைவாக இருக்கும். உள்ள வரவங்கள கீழே செக் பண்ணி அனுப்புறப்போ அவங்களால ஓரளவு நடைமுறைப்படுத்த முடிஞ்சது. ஆ அவங்களால சுற்றுப்புறத்த பாதுகாக்க முடிஞ்சது. இதே விஷயத்த வந்து சென்னையோ, திருச்சியோ, கோயம்புத்தூரோ, ஈரோடோ போன்ற ஒரு பெருநகரங்களுக்கு நீங்க எடுத்துட்டுவரிங்ன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சிரமமா இருக்கும். இந்த பக்கம் செக் பண்ணினீங்கன்னா, அந்த பக்கம் உபயோகப்படுத்துவாங்க. அந்த பக்கம் போய் பரிசீலனை பண்ணினீங்கன்னா, இந்த பக்கம் உபயோகப்படுத்துவாங்க. அதனால இதை இங்க நடைமுறைப்படுத்துறதுக்கு கடுமையான சட்ட திட்டங்கள் கொண்டு வந்தால் மட்டுமே, இத வந்து நடைமுறைப்படுத்த முடியுது. இங்க வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 6 மாச சிறை தண்டன இல்லன்னா ரூ.50,000 அதாது அந்த அது வந்து அவங்க வாழ்க்கையவே அழிக்கிற மாரி ஒரு அபராதத்த போட்டா மட்டும் தான். நம்ம மக்கள் வந்து அத வாங்காம இருப்பாங்களே ஒழிய, இல்ல அப்டின்னா, அது முடிய நம்ம உபயோகிச்சுட்டே தான் இருப்போம் அ.
ம், ம். ம்ஹ்ம். கண்டிப்பாங்க. ம். கண்டிப்பாங்க. ம், ம். ம். ம்ஹ்ம். கண்டிப்பாங்க. இப்போ, இந்த பிளாஸ்டிக் மாறாக வந்து இந்த துணி பொட்டல் சாரி ஒரு பேப்பர் பொட்டலங்கள் இருக்குல்லைங்களா? பேப்பர் பொட்டலங்கள் வந்து முன்னலாம் நம்ம என்னுடைய காலகட்டத்துலலாம் பார்த்தீங்கன்னா, எங்க அப்பா வந்து ஜாமான் வாங்கிட்டு வந்தாருன்னா, அந்த பேப்பர் பொட்டலத்த தான் அவங்க போட்டு கட்டிக் குடுப்பாங்க. ஆமா இப்ப பெரும்பாலும் அந்த இடத்துல நம்ம அதிகமா பார்க்க முடிய மாட்டேங்குது. ஒரு வேள இந்த பேப்பர் ஆ பேப்பரில போட்டு கட்டி தர அந்த பழக்கவழக்கங்கள்லாம் வர ஆரம்பிச்சுதுன்னா, இந்த பிளாஸ்டிக்கோட குறைபாட வந்து நம்ம க கணிசமா நம்ம குறைக்கலன்றது நீங்க நினைக்கிறீங்களா?
ஆமாங். மடிச்சுக் குடுப்பாங்க. ஆமாங். இல்ல என்ன பிரச்சனைன்னா, இன்னும் சவுத்‌ ல வந்து தெற்க்குல இருக்க மாவட்டங்கள்ல பேப்பர் பொட்டலங்கள்லாம் கட்டி தராங்க. சரிங்களா, ஆனா இந்த வளர்ந்த நகரங்கள்ல பார்த்தீங்கன்னா, அந்த இது போயிருச்சு இன்னும் கொஞ்சம் காலத்துல அது முற்றிமா அழிஞ்சு போயிரும். ஏனா, அத கட்றதுக்கே இன்னைக்கு யாருக்கும் தெரியாது. முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்டின்னா 1 கிலோ, 2 கிலோலாம் கட்டிக் கொடுப்பாங்க அதுல.
ம். ஓஹோ! ம்ஹ்ம். ம். தெரியாது ஆமா. ம். அவ்வளோ அழகாங்க அந்த பேப்பர மடிச்சு, ஒரு கோன் மாரி ஆக்கி. அந்த கடைக்காரண்ண அப்படியே பண்ணும் எனக்கு பயமா இருக்கும் எங்க அவரு கீழ கொட்டிடுவரோன்ட்டு. ஆனா-ஆனா அதே வந்து நம்ம வீட்ல ட்ரை பண்ணுவோம் பாருங்க ம்ஹ்ம் மேலயும் கீழயும் கொட்டிட்டு.
<laughs> இல்ல இல்ல அது வராது எப்படி வரும்? அவங்க சின்ன வயசுல இருந்து அடி வாங்கி தொழில செஞ்சு, செஞ்சு கத்துக்கிட்ட விஷயம். இன்னைக்கு யாரு அந்த மாரி தொழில கத்துக்கிறாங்க? கையில ரூ.50,000 இருக்கா நான் மல்லிக கட போட்டுக்குறேன். ரூ.5,00,000 இருக்கா சூப்பர் மார்க்கெட் போட்டுக்குறேன்னு தொழில பத்தி தெரியாம உள்ள வராங்க. அதனால அந்த வழிமுறைகள்ல மாற்ற மாறுவதற்கு வாய்ப்புகள் குறைவு தான். ஏன்னா, முன்னாடி நம்ம கறி வாங்க போவோம் இல்லைங்களா? ஆட்டுக்கறி, கோழி கறி அதெல்லாம் வாங்க போவோம். வாங்க போகறப்போ பார்த்த தூக்கு சட்டி தான் இருக்கு. இன்னைக்கு என்னுடைய சொந்த வீடு வந்து. இதுல தான் இருக்கு. அதாவது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்துல இருக்கு. எங்க அம்மா இன்னும் தூக்கு சட்டி தான் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு இந்த நெகிழிப்பை எடுத்துட்டு போய் வாங்கறதுலாம் சுத்தமா புடிக்காது. அவங்க அதுக்குன்னே தனியா வந்து ஒரு பெரிய தூக்கு சட்டி வச்சுருக்க 2 தூக்கு சட்டி வச்சுருப்பாங்க. எல்லாரும் வந்தா தங்கை, நானு எல்லாரும் வந்தா அதுக்கு ஒரு தூக்கு சட்டி. ஆ, இல்ல வந்து 2 பேர் 3 பேர் தான் வறோன்னா அதுக்கு ஒரு தூக்கு சட்டி எடுத்துட்டு அத கழுவி பத்தரமா வச்சுருப்பாங்க. அந்த ஞாயிற்றுக்கிழமை எடுத்துட்டு போய் அது வாங்கி எத்தன வருஷம் இருக்கும் தெரியுங்களா? கிட்டத்தட்ட 10 வருசத்துக்கு மேல இருக்கும் அது வாங்கி.
ம். ம். ம். ம். கண்டிப்பாங்க. ஓ! ம், ம். ம். ஓ! ம்ஹ்ம், ம்ஹ்ம். சூப்பர்ங்க! ம்.
அப்போ வந்து ஏன் இத சொல்றேன் ஆமா, ஏன் இத சொல்றேன் அப்டின்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏன் தமிழ்நாட்டோட மக்கள் தொகை 7 கோடி. அதுல வந்து ஒரு மிக குறைவான எண்ணிக்கை எடுத்துக்கொவோமே. ஒரு 1,00,000 பேர் வந்து ஒரு அ 30,00,000 பேரு வந்து ஆ ஆட்டு கறியோ, கோழி கறியோ வாங்குறாங்கன்னா, 30,00,000 குடும்போம் எடுத்துக்குவோம். சரிங்களா? அப்போ 30,00,000 நெகிழிப் பைகள் ஒவ்வொரு முறையா அந்த கருப்புக்கலர் நெகிழிப்பைகள் தான் பயன்படுத்தப்படுது. சனி, ஞாயிறு 2 நாள் எடுத்தீங்கன்னா, அதுல மட்டும் 60,00,000 நெகிழிப் பைகள் வருது. அப்ப வந்து மாற்றம் அப்டிங்குறது மனிதர்கள்க்கிட்ட இது தவறு. இது வந்து எப்படி சொத்து சேர்த்து வைக்கிறாங்கள்ள எல்லாரும் நம்ம பசங்களுக்கு. ஆனா வாழ்ற மாரி இந்த ஆ சமூகம் இருக்குமா அப்டிங்கறத பத்தி யாருமே யோசிக்கல.
ம் ம். ம். ம். கண்டிப்ப ம். ம். ஆமாங்க. யோசிக்கறதுல்ல உண்மைதாங்க. எனக்கு இன்னும் ஞாபகம் வருதுங்க, இந்த பேப்பர் பொட்டலன்ற சொல்லும்போது. ஆ எங்க நாங் நாங்க வந்து இந்த மலை அந்த மாரி இடத்துல தான் நாங்க வாழ்ந்தோம் மலைத்தளங்கள்ல. அங்கலாம் பார்த்தீங்கன்னா, மழ வந்து வந்துட்டே இருக்கும், அதேமாரி ஈரப்பதம் இருந்துட்டே இருக்கும். பேப்பர்ல என்னதான் பொட்டலம் கட்டிக் குடுத்தாலும் ஒரு ஒரு சொட்டு ஒரு தண்ணி அந்த மழ தண்ணி அது மேல பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சுத்தமா அந்த பேப்பர் ஃபுல்லா ஊறி அந்த ஜாமான்ல வெளிய வர ஆரம்பிச்சு.
சரிங்க. சரி, சரி. ம். ஆமா. எக்கி வெளியே வந்துரும் அந்த இதுல.
ம். அதுக்காவே பயந்துகிட்டு எங்க அம்மா துணி ஒன்ட்டே போவாங்க. அதாவது அந்த ஜாமல்லாம் வாங்கி அழகா அந்த பையில அடுக்கி வச்சு, அது மேல துணிய போட்டு மூடி எடுத்துட்டு வருவாங்க. ஏன்னா, மழ தண்ணீ பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதே மாரி கீழ அடியில ஒரு துணி வச்சிருப்பாங்க, கட்டப்பைக்கு அடியில ஒரு துணி அதாவது கட்டப்பை உள்ள ஒரு துணி வச்சு, அது மேல தான் ஜாமான்லாம் அடுக்கி அது மேல துணி போட்டு மூடி எடுத்துட்டு வருவாங்க. அப்போலாம் எனக்கு புரியாது, எதுக்கு இந்த அளவுக்கு சிரமப்படுறாங்க அப்படின்ட்டு. இப்பதான் இப்பதான் அதனோட விஷயங்கள்லாம் எனக்கு தெரிய ஆரம்பிக்கது. பிளாஸ்டிக்னா நமக்கு அந்த ஈரம்லாம் வெளியில வராது, அத அப்படியே கட்டி குடுத்துருவாங்க, காத்து போகாது. இந்த மாரி சில விஷயங்கள்லாம் அதாவது ஒரு சில நன்மை விஷயங்கள் இருந்தாலும். ஆனா, பெரும்பாலும் வந்து சுற்றுச்சூழல் வந்து பாதிக்கப்படுதுன்னு நினைக்கிறது தான். அது இந்த இந்த ஒரு நிதர்சனமான உண்மையா தெரியப்படுது இங்க. இப்போ, ஆ நெறைய சூப்பர் மார்க்கெட்டில நீங்க சொன்னீங்க இல்லையா? நெறைய வந்து விஷயங்கள் டிஸ்ப்ளே பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு பேக்கெட்டில வந்து பொட்டலம் கட்டி பொட்டலமா போட்டு, ஒரு பருப்பா இருக்கட்டும். அத பார்த்தோனே ஈஸியா மக்கள் எடுப்பாங்கல்லையா? அதுக்கு அவங்க அந்த அ பிளாஸ்டிக் தான் அவங்க பயன்படுத்துறாங்க. இத வந்து மாற்றா என்ன பண்ணலாம்? என்ன மாரி பண்ணுனா அது இன்னும் கொஞ்சம் கூட அந்த பிளாஸ்டிக்ஸோடைய ஆ உபயோகம் வந்து கம்மியா ஆகுனு நீங்க நெனைக்கிறீங்க?
சரிங்க. புரியிது. சரி, சரி. சரி. புரியிது. சரி, சரி. ம். ஆமா. ம். ஆமாங்க, ஆமா. ஆமாங். இதுக்கு வர்றதுக்கு பாத்தீங்கன்னா, மேலை நாடுகள்ல வந்து கண்ணாடிப் பெட்டகம் மாரி வச்சிருப்பாங்க. அதில கீழ சின்ன வால்வு மாரி இருக்கும். சரிங்களா! அது பொட்டுக் கடலையாகட்டும், அரிசி ஆகட்டும், எதுவா இருந்தாலும் அதுல நிரப்பி வச்சிருப்பாங்க. அதில பக்கத்தில வந்து அதிக மைக்ரான் கொண்ட ஒரு நெகிழிப் பைகள் இருக்கும். அதிக மைக்ரான் அப்பிடின்னா, இப்ப நீங்க ஆன்லைன்ல பொருட்கள் ஆர்ட்ரு பண்ணியிருக்கீங்களா? Amazon, Flipcartடு. அதுக்கு ஒரு பேக்கேஜ் கவர் வருது பாத்தீங்களா! அத பின்னாடி திருப்பி பாத்தீங்க அப்பிடின்னா, அந்த பைய திரும்ப கொண்டு வந்து குடுத்தா 1 கிலோ பைக்கு ரூ. 30 தருவேன்னு போட்டிருப்பாங்க. ஏன்னா, அந்த பைகள வந்து மறுசுழற்சி பண்ணிக்கலாம். அந்தமாரி மறுசுழற்சி பண்ற பைகள வந்து மேலை நாடுகள்ல வந்து வச்சிருப்பாங்க. அதுவும் நெகிழி தான். ஆனா, என்னன்னா, அது உருவாயிருச்சு. அதோட திக்னஸ் அதிகமா இருக்கு. மைக்ரான் அதிகமா இருக்குங்கிறப்ப, அத நீங்க எத்தனை முறை உபயோகப்படுத்திட்டு குப்பையில தூக்கி போட்டாலும், அரசு சார்ந்த நிறுவனங்களோ! இல்ல தனியார் நிறுவனங்களோ! அத எடுத்து கழுவி மறுபடியும் அத ப்ராசஸ் பண்ணி, திரும்ப அத உபயோகிச்சிக்கலாம் நாம. அப்ப புதிதா நெகிழிப்பைகள் தயாரிக்கணுங்கிற தேவை வந்து குறைக்கப்பட்றனால, சுகாதார கேட்டயும் நாம குறைக்கலாம். அதாவது தீமை ஆயிருச்சு. அத வந்து முற்றிலுமா ஒழிக்க முடியிறதுக்கு நோக்கி நாம உழச்சிக்கிட்டுருக்கோம். ஆனா, அந்த இது முடிய வந்து இப்போதைக்கு கொறைக்கிறது தான் நம்மளோடைய எண்ணமா இருக்கணுமே தவிர, அதற்கேற்ற முயற்சிகள் வந்து நம்ம எடுத்து ம்.
ம், அ. ஓ! ம். ம். ஓ! ஆ, ம், ம். ஆமாங்க. ம். ம். ம்ஹ்ம். ஓ! ஆமா, ம். கண்டிப்பா. ம். ரொம்ப அழகா வந்து இந்த பிளாஸ்டிக் பயன்பாட்ட தினசரி எப்டி கொறைக்கலாம்? அதனுடைய அ பயன்கள்லாம் என்னன்ன! அதாவது, அத "யூஸ் பண்ணாம இருந்தா நம்ம என்னான்னலாம் பயனடையலாம். யூஸ் பண்ணா என்னா மாரியான பெரும் இந்த சுற்றுச்சூழல்ல ஒரு பெரிய ஒரு மாற்றத்த நம்ம பாக்கலாம்," அப்டின்றத வந்து ரொம்ப அழகாவும், ரொம்ப தெளிவாவும், ஆ அதாவது பல விஷயங்கள என்ட்ட நீங்க பகிர்ந்துகிட்டீங்க. மிக்க நன்றிங்க.
உங்களுடன் பேசியதில் எனக்கும் மிக்க மகிழ்ச்சி. நன்றி.